பொதுவா நம்ம வெளியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கடைகள தாண்டி போம்போதோ, இல்ல இன்னொரு வீட்ட தாண்டி போம்போது கூட, சில நேரத்தில அங்க சமையல் அறையிலேருந்து வர ச வ வாசனையோ, இல்ல கடைகளைத் தாண்டி போம்போது வரக்கூடிய வாசனையோ, நமக்கு வந்து வீட்டில சமைச்ச அதேமாரி ஒரு சாப்பாட்டோட ஞாபகத்த உண்டாக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க?
ஆ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வாசனை அடிக்க வரும், அப்படின்னும்போது எப்படின்னா, இந்த வேலைக்கெல்லாம் நான் போய்ட்டு வரும்போது இந்த ஏன்னா ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வரும்போது, அந்த நேரத்தில வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாரி தான் இருக்கும் வீட்ல. அ எனக்கு காலேஜ் அப்படின்னும்போது, எனக்கு காலேஜ் வந்து ஒரு 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும். அப்படின்னு வரும்போது மதிய நேரம் அந்த நேரம் தான் அப்படின்ற மாரி இருக்கிறனால, வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப மணக்கும் வீடு ஃபுல்லா, அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அப்ப வந்து நான் காலையிலேயே வந்து, அம்மாகிட்ட எதாச்சும் சொல்லிட்டு பேயிருப்பேன். "அம்மா இன்னைக்கு இத செய்ங்க, அத செய்ங்க" அப்படின்னு போது அன்னைக்கு வரும்போது, மணக்கிற மணம் இருக்கே! அது நம்ம ம் வந்து காலையில நம்ம சொல்லியிருப்போம். இப்போ எங்க அம்மாகிட்ட, "இப்ப வந்து அம்மா மீன் வாங்கி வைங்க, நல்லா அத குழம்பு வச்சுட்டு பொரிச்சு வைங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பேன். அம்மா நம்மளுக்கு வர டைம் தெரியும்ல, இப்ப எனக்கு ஒரு 1.10 தான் காலேஜ் விடுவாங்கன்னா, நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு 1:45, 2 அந்த டைம் ஆயிடும். அந்த டைம் தான் கரெக்ட்‌டா அம்மா வந்து மீன் பொரிச்சிட்டு இருப்பாங்க. வரும்போது சுட சுட குடுக்கலாம் அப்படின்றதுக்காக. அது பாத்தீங்கன்னா ம் அது ஒரு 2 வீட்டுக்கு முன்னாடிலேருந்தே ஸ்மெல் வர லைட்டா அது
ஆமா. ஓஹோ! சரி. ஆமா. அந்த மசாலா வாசன சுண்டி இழுக்கும் இல்லையா?
ஆமா. அது வந்து இந்த ஸ்மெல் வருமா வராதானு நம்மளுக்குத் தெரியாது. ஆனா, "இப்ப எப்படி கண்டிப்பா வீட்டில மீன் இருக்கும்." அந்த ஒரு அ கிளாஸ்‌ல இருக்கும் போதே எப்பா இன்னைக்கு போய் நல்லா சாப்பிடலாம், அப்படி ருசியா சாப்பிடலாம். ஏன்னா நல்ல கிளாஸா இருந்துச்சுனா அது தோணாது. ஒரு கேவலமான கிளாஸா இருந்துச்சுனா அந்த நேரத்தில வந்து
ம்ஹ்ம். எப்ப முடியும், எப்ப வீட்டுக்கு ஓடலான்னு இருக்கும்!
ஆமா, போலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வந்துட்டே இருக்கும். அது 2 வீட்டுக்கு முன்னாடியே வாசனை வருதோ, வரலையோ, ஆஹா! மீன் வாசனை வருதே அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஒரு அ உணர்ச்சி தூண்டி, அப்படியே போலாம் அப்படின்னு பார்த்தா, அ வீட்ல பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு மீன் குழம்பு ஆகட்டும், மீன் பொ அ ஃப்ரையாகட்டும் எல்லாமே வச்சிருப்பாங்க. போயிட்டு கடகடகடன்னு எடுத்து சாப்பிட்டோமா, அவ்வளோதான் படுத்து தூங்குனோமா, அப்படின்ற மாரி இருக்கும். அதே மாரி இந்த சில டைம் வந்து, எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். டீனாலுமே ரொம்ப பிடிக்கும். அப்படின்னும்போது அ
அதுவும் டீய விட, காஃபியோட வாசம் அதிகமா இருக்கும்ங்க.
ஆ, ஆமா! அப்படின்னும்போது, அ டீ வந்து எங்க போட்டாலும் அந்த ஸ்மெல் வராது உங்களுக்கு. அவ்வளவா எடுத்துக் குடுக்காது. ஆனா இந்த காஃபியோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, எங்க காலேஜ்‌க்கு போறதுக்கு முன்னாடி வந்து, ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அந்த பவுடர் அந்த பவுடர் அடைச்சு இஸ் அ விப்பாங்க.
ஆமா. சரி, சரி. அதான் இப்ப இந்த இயல்ப இயற்கையா பவுட்ர த் அரைச்சு குடுப்பாங்க, காஃபி பவுடர அரைச்சு குடுக்குற இடம். ம்.
ஆம். ஆமா. அந்த அந்த கடையிலயே வந்து காஃபி பவுடர் அரைப்பாங்க. அப்படியே நம்ம பே பக்க நம்ம அந்த கடையில் வாங்க போம்போதே தெரியும், ஒரு பெரிய ஒரு பெரிய மிஷின் வச்சு, அதுக்குள்ள போட்டு எப்போபார் அரைச்சிட்டே இருப்பாங்க. இந்த கடையில எப்ப பாரு கூட்டமா இருக்கும். அங்க வெறும் இந்த சேல் பவுடர் சேல் பண்ணுற கடை மட்டும் தான் அது. அப்படினும்போது, அந்த கடைய தாண்டி போகும் போதே, எனக்கு அந்த காஃபி மேல எனக்கு அவ்வளவா பிரியமே இல்லங்க. காஃபியே நான் அவ்வளவா குடிக்க மாட்டேன். எனக்கு டீ தான் ரொம்ப பிடிக்கும், அப்படின்கிற ஒரு ஆள் தான் நானு. ஆனா, இந்த காலேஜ் சேர்ந்ததில இருந்து அந்த க அது அந்த அந்த கடைய தாண்டி தான் எங்களுக்குப் போணும்.
சரி, சரி. சரி. உங்களுக்கு அந்த வாசனை வந்து அத உடனே குடிச்சாகணுங்கிற மாத்திவுட்டுருச்சு இல்லையா?
ஆ! ஆமா. ஆ எப்படின்னா எங்க பேருந்து விட்டு அந்த பேருந்த தாண்டி அந்த கடைய தாண்டி போனா தான் எங்க காலேஜ்க்கு போக முடியும். அந்த மாரி தான் அ எடம். அப்படின்னும்போது டெய்லியும் காலைல அப்படியே அது சில டைம் சாப்பிட்டுருக்க மாட்டோம். காலைல நம்ம எழுந்து லேட்டா தான் கிளம்பி போய், நாங்க 11 மணிக்கு கேன்டீன்ல தான் சாப்பிடுவோம், பாதி நாள். அப்படின்ட்டு இருக்கும்போது, அந்த கடைய தாண்டி போகும்போதே ரொம்ப ஒரு பசிக்கும். ஏதோ இந்த காஃபிய இப்போ எடுத்து குடிக்கணும்! சுட சுட! அப்படின்ற மாரி அந்த ஒரு
சில நேரத்தில அந்த வாசனைய, கடிச்சு சாப்பிடணும்கிற எண்ணம் கூட தோணும்.
ஆமாங்க. அப்படி தான் இருக்கும். அப்படின்னும் போது, ஆ நான் ஒரு நாள் நா என்ன பண்ணிட்டேன்னா, "இன்னிக்கு நீ எப்படியாவது இந்த ஃபில்டர் காஃபி பவுடர வாங்கிட்டு போணும். வீட்ல ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்கிறோம்." அப்படின்ற மாரி அந்த காஃபிய போய் நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு எங்க அம்மாட்ட குடுக்கிறேன். "அம்மா இந்தாங்க." எங்க அம்மா பார்க்கிறாங்க, "இன்னைக்கு காலேஜ்க்கு தான போயிட்டு வர்ற, என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கேக்கறாங்க. "இல்ல இந்த காஃபி பவுடர் அந்த சைடு போகும்போதே ஒரு சரியான வாசனை அடிச்சிச்சு. இந்த காஃபி பவுடர நீங்க போட்டே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அ அம்மாட்ட போய் வாங்கி குடுத்து அந்த காஃபிய போட்டே சு தாங்கன்னு சொல்லி ஒத்த கால்ல அந்த மதியம் 1 மணிக்குங்க. 1:30, 1:45 மணிக்கு, நான் சாப்பிடுடின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அன்னிக்கு ஏதோ எனக்கு பிடிக்காத சாப்பாடு போல நான் சாப்பிடல. எனக்கு இப்ப இந்த காஃபி குடிக்கணும்னு மட்டும் தான் தோணுது. இந்த காஃபிய உடனடியா, நீங்க போட்டு தாங்க. "ஏ அந்த ஃபில்டர் இறங்குறதுக்காது நீ டைம் கொடுக்கணும், அதுவரைக்கும் நீ சாப்பிட்டு வெயிட் பண்ணு. நான் சாயந்திரம் டிக் ஃபில்டர் காஃபி போட்டு தரேன்." அப்படி. "இல்ல இல்ல, ஃபில்டரே இறங்கலனாலும் பரவாயில்லை. இப்ப இந்த காஃபி எனக்கு குடிச்சே ஆகணும்." அப்படின்ட்டு ஒத்த கால்ல நின்னுதான் இந்த காஃபியை குடிப்பேன். அந்த மாதிரி அந்த பில்டர் காஃபி, என்னைக்கு இந்த பவுடர் டப்பா காலி ஆகுதுன்னு பார்த்துட்டே இருப்பேங்க. காலியாகறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே போய்ட்டு, ஆ ஏன்னா ரொம்ப முன்னாடியே நான் வாங்கி வைக்க மாட்டேன். ஏன்னா, அந்த ஸ்மெல் எல்லாம் போய்ரும் அப்படின்றதுக்காக. அ.
ம்ஹ்ம். ஓஹோ! ம். சரி, சரி. ஆமா. அத பாதுகாக்கறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இல்லையா?
ஆமா, ஆமாங்க. அதனால நான் எப்போமே அதே மாரி தான் பெருசும் வாங்க மாட்டேன். சின்னது மட்டும் தான் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, "ஒண்ணு கொஞ்சம் பெருசாவாவது வாங்கிட்டு வா, இப்படி வ் வாரத்துக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தா என்ன ஆவூறது?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. "இல்ல, இல்ல. அந்த அங்கிள் ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க. ஃப்ரெஷ்ஷா அப்படியே டக் டக்குன்னு நான் வாங்கிட்டு வருவேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னோட காலேஜ் இப்ப 3 வருஷம் முடியிற வரைக்குமே, அந்த காஃபி பவுடர் அந்த கடையில, அந்த அவர்கிட்ட நான் ரெகுலர் கஸ்டமராவே ஆயிட்டேன். அங்கிள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு போய் வாங்கி குடிக்கிற அளவுக்கு அந்த காஃபி எனக்கு
சரி, சரி.
எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்க பிடிச்ச ஒன்னாயிடும். அதுக்கு அடுத்து அம்மாட்ட சொல்லிருவேன். "நான் வரும்போது சமையலோடு சேர்த்து எனக்கு ஒரு பில்டர் காஃபிய நீங்க போட்டு வைக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் பில்டர் காஃபி குடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன்." அப்படின்ற மாரி ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொல்ல ஆரம்பிச்சு, டெய்லி அம்மா அந்த பில்டர் காஃபிய அ ரெடி பண்ணி சுட, சுட அப்படியே வச்சிருப்பாங்க, அத அந்த
கண்டிப்பா. உண்மதான் உண்மதான். இப்ப இந்த சாப்ப ஒ அதாவது சாப்பாட்டிலேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம சைவ சாப்பாட்ட விட, அசைவ சாப்பாடு தான் வாசனை அதிகமா தூக்கி எழுப்புமாம்! அதுக்கு காரணம் என்ன? அந்த மசாலா தான் காரணமா?
ஆமா, ஆமா, ஆமா. அந்த மசாலான்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏனா, அதே மிளகாத்தூள் மசாலாவ தான், நம்ப அ வெஜ்க்கும் நம்ப சேர்ப்போம். ஏனா ரொம்ப பச்சையா சேர்க்கிற மாதிரி இருக்காது. அந்த அந்த <chuckles> மாமிசத்தோட ருசியும்.
ஆமா. ஆனா உதாரணத்துக்கு நீங்க ஒரு கருவாட எடுத்துக்கோங்களேன். கருவாடுல ஒரு அது எழுப்பக்கூடிய வாச வாடை வந்து வேற எதுலயும் வராது.
ஆமா. ம். அதுதான் சொல்றேன். அந்த மாமிசத்தோட ருசி ஸ்மெல்லு தான் சொல்லலாம் அத. அ மணம் தான் அது வந்து நம்மள மாத்தி குடுக்கும். மசாலால வந்து ஒரு வகை அ அது வேற அதாவது கருவாடுனா, கருவாடு மணம் தான் அங்க வரும். அந்த மசாலா சேர்க்கும்போது அதோட இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒரு மணம் வேணா வரலாம். அவ்வளவு தான், அப்படின்ற மாரி தான் எனக்கு.
சரி. ம். ஆமா. அதனாலேயே சில நேரம் பாத்தீங்கன்னா, நாம இந்த பிரியாணி கடையெல்லாம் தாண்டும்போது போம்போது பார்த்தீங்கனா, அந்த வாசம் அப்டியே காத்துல பரவி நம்ம மூக்குல நுழஞ்சு நேரா சாப்பிட்றதுக்கு வண்டிய திருப்புற மார்லாம் நடக்கும்.
ஆமா, ஆமா. ஆமாங். <chuckles> ஆமா. ஏனா அது வெறும் குஸ்கான்னு நீங்க அங்க வெறும் வெஜிடபிள் பிரியாணின்னு வைங்களேன். அது அந்த அளவுக்கு மணக்காது. வ மணக்கும்! அந்த அளவுக்கு மணந்து, உங்களுக்கு அதில போய் உக்கார வெக்கணும்ன்ற அளவுக்கெல்லாம் நமக்கு மணக்கும் மணத்த கொடுக்காது. ஆனா அதே ஒரு பிரியாணின்னு வைங்களேன். அதில அவ்வளவா மசாலாவே இருக்காது. வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு, அந்த பிரியாணி அந்த மாரி தான் செஞ்சிருப்பாங்க. அந்த சென்னை ஸ்டைல் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா, <tsk> நம்ம எங்க இருந்தாலும், அத அப்படியே இழுத்து சுண்டி இழுத்துக் கொண்டு வரும். அப்படின்ற மாரி தான் சொல்வாங்க. அந்த மாரி வீட்டிலேயுமே பிரியாணி என்னிக்காவது அம்மா அப் இறா ரொம்ப நல்லா செய்வாங்க எங்க அம்மா. அப்படினும்போது இந்த இறாக்கெல்லாம் அ நான் அப்படியே நடந்து வருவேன். எங்க 2 வீட்டுக்கு முன்னாடி நடக்கும்போதே அத அப்படியே, "மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வரேன்." அப்படீன்னுதான் சொல்லலாங்க. மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வருவேன். அந்த அந்த மணம் வந்து, அந்த வீட்ட சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சாப்ட்டு நம்ப சட்டிய கலுவி வெச்சாலுமே நம்மளுக்கு அந்த அந்த
ஆஹா! இருக்காது. சரி. ம்ஹ்ம். ஆமா. சில நேரங்கள்ல வந்து இந்த சட்டியில இருக்கிற கடைசி அந்த அதுல போட்டு சோற பிரட்டி சாப்பிடுவாங்க தெரியுமா?
ஆமா. ஆமா. ஆமா. அதெல்லாம் ஒரு தனி ருசின்னுதான் சொல்லலாம். அது வந்து, அ எ சில பேர்லாம் சொல்வாங்க. "என்ன இது?" அ கடைசியில தீஞ்சு போனதெல்லாம் இருக்கும். அந்த அதோட வெரவி சாப்பிடும்போது, இதெல்லாம் என்ன சாப்பாடுன்ற மாரிலாம் கேட்டிருக்காங்க. அத சாப்ட்டு பார்த்து, அந்த ருசிய வந்து நல்லா புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதுல அத உணர முடியும். ஆமா, ஆமா.
உண்மதாங்க. ம். கண்டிப்பா. நான் உருளைக்கிழங்கு அதேமாதிரி உருளைக்கிழங்கு வதக்குறதில வ அதா பொறி வதக்குறப்போ உருளைக்கிழங்கு அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த சட்டியில் தேஞ்சுக்கரத தனியா சுரண்டி போட்டு அதோட சோத்த சோத்த போட்டு சாப்பிடுவோம். வெங்காயத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்.சாப்பிடுறது.
<chuckles> ஆமாமா. அந்த பழக்கமு ஆமா. அ. ஆமாங்க. அந்த மாரி, சில இதுலமே எங்க இதில வந்து மீன் பொரிச்சுட்டு, கடைசி எண்ணெய கூட அப்படி பண்ணுவாங்க. அந்த எண்ணெயில வந்து ஆமா, ஆமா. அந்த எண்ணெயோட ஏன்னா சில மீன் வந்து ரொம்ப எண்ணெய் ஊத்தி பொரிக்காம, இந்த வ அ தோச கல்ல போட்டே அம்மா பொரிப்பாங்க. இல்ல இதில கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கும் அதுல. அந்த மசாலாலாம் இருக்கும். அதில ஒரு வே பெரிய வெங்காயம் இருக்கும்ல. அதெல்லாம் நல்லா நீள, நீளமா கட் பண்ணி போட்டு. அதில காஞ்ச ப க அ பச்ச மிளகாவ சின்ன, சின்னதா நறுக்கி போட்டு, அதுல வதக்கிட்டு, அது மேல அந்த சாப்பாடு சுட நம்ம சாப்பாடு வெள்ளை சாப்பாடு வெச்சிருக்கோம்ல, அத போட்டு வெரவி சாப்பிட்டோம்னா, அது ஒரு தனி சுவைன்னு சொல்லலாம். அந்த வெங்காயத்தோட அந்த வெங்காயத்த ஒரு கடி கடிச்சிட்டு, அந்த சாப்பாடு அந்த வெ வெரவுன சாப்பாடோடு சாப்பிடும்போது அந்த பொரிச்ச மீன் ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதோடு க அத எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு தனி ருசி அப்படி தனியா தான் குடுக்கும். அந்த ச
ஆ. சோத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா. ம்ஹ்ம். ஆமா. உண்மைதான். அது போக பார்த்தீங்கன்னா இப்ப இந்த இதில இப்ப உங்களுக்கு இதெல்லாம் மட்டன்லாம் வந்து வறுத்தாங்கன்னா, ஒரு வாசனை வரும். மட்டன் வருவல்னு சொல்லி பண்ணுவாங்க, வீட்லேயே பார்த்தீங்கன்னா. ஆமா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது இல்ல சிக்கன வந்து துண்டு துண்டா நறுக்கி, சிக்கன் வீட்டிலயே பொரிக்கிறது. பார்த்தீங்கன்னா, அந்த பொரிக்கறதுக்கான மசாலா, வீட்டிலேயே போடுற மசாலா, அது தொடக்கத்தில வாசனை தெரியாது. அது எண்ணெயில் போட்டவோன ஒரு வாசனை உண்டாகும் பாருங்க, அருமையா இருக்கும்.
ஆமாமா. ஆமா. சுக்காலாம் செய்வாங்க. ம். ஆமா. ஆமா. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க. அதே மாரி இந்த அ மட்டனையுமே எங்க ஊர்லெல்லாம் எப்படின்னா, அந்த மட்டன் சுக்கா செய்றதுக்கு முன்னாடி வேக வெச்சு எடுப்பாங்க. அது வந்து இளம் ஆட் இளம் ஆடு இருக்கு, அப்படீன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த இளம் ஆட்ல தான் அந்த ஒரு மணம் வந்து ரெம்பவே வரும். அதை ஒ எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. இஞ்சி பூண்டும் அப்புறம் ஒரு மஞ்சள் தூள் போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த கறி கழுவி அதில போட்டு அத சும்மா பச்சையா வேக வெச்சு எடுப்பாங்க அதில உப்பு கூட இருக்காது. ஆனா அந்த மணம் வந்து என்னதுனா, நல்லா வரும். ஏன்னா அந்த விசில் விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு, அத ஆஃப் பண்ணி வெச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டிகுள்ள வரும்போது அந்த அ சில அந்த முத்துன ஆடுலாம் இருக்கும் பாருங்க. அதிலிருந்து அந்த மணம் வராது. அந்த இளம் ஆட்லேருந்து ஒரு மணம் சூப்பர் மணம் வருங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அன்
ஆமா. ஓஹோ! சரி. அதுக்குன்னே அவங்க ஆடு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இளம் ஆட்டு கறியா கேட்டு வாங்குவாங்க. சில நேரம் விருந்துன்னா பார்த்தீங்கன்னா.
ஆமா, ஆமா, ஆமா. எங்க வீட்டிலலாம் அப்படி தான் கேட்டு வாங்குவாங்க. இளம் ஆடு தான் வாங்குவாங்க. எங்க ஊர்ல அவ்ளோவா இளம் ஆடு தான் நிறைய இருக்கும். வந்து நா எங்க பக்கத்து இந்த கடையில் இருக்கிறது. அந்த நெஞ்செலும்பு வெச்சு, அத தான் வந்து சுக்காவா செய்யும்போது அப்படியே அந்த நெஞ்சு எலும்போட அந்த மணமா, என்னன்னு தெரியாது. அப்படியே வீட்டில இந்த ஒரு சில பேருக்குலாம் பிடிக்காது. அந்த பச்சையா அந்த வெறும் மஞ்சள் தூள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு, அதில எண்ணை லைட்டா ஊத்தி, அத வேக வெச்சு எடுக்கும்போது, சில பேருக்கு பிடிக்காது. எனக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். அந்த மணமே ஒரு அந்த நல்லெண்ணெயோட மணம். அப்புறம் அந்த இளம் ஆட்டோட மணம்!
சரி, சரி. அதுவும் அந்த நல்லெண்ணெயில சமைக்கிறதும் வந்து, தனி மணத்த உருவாக்கும் இல்லையா?
ஆமா, ஆமா. அது வந்து அ ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். நான்லாம் போய் அந்த சூப்பயே எடுத்து குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த மட்டன சுக்கா செய்றதுக்கு முன்னாடியே பாதி சாப்ட்டு காலி பண்ணிருவேன். அதில உப்பு கூட இருக்காது. ஆனா அதோட ருசின்றது ஒரு தனி சுவைன்னு தான் சொல்லலாம். அத சாப்ட்டு பழகினவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாதவங்களுக்கு அது பிடிக்காது, அப்படீன்ற மாரி தான் சொல்லலாம். எனக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். அதில உப்பு கூட இருக்காதா. அந்த சூப்‌புக்கு மட்டும் உப்பு போட்டு குடிச்சிட்டு, அந்த கறி சும்மா நம்ப நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அந்த ஒ நல்ல முறுக்கு மாரி தான் இருக்கும். அத சாப்பிட்றலாம். நல்லா சாப்ட்டு கடிச்சு சாப்ட்டா நம்ப அப்படியே ஃபுல்லாவே சாப்பிட்றலாம். அது சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அத நம்ப வெறும் அப்படியே சாப்பிடும்போதே. அதெல்லாம் அந்த அந்த மணம்லாம் நமக்கு அன்னைக்கி மட்டன் குழம்பு ஃபுல்லா வெச்சு காலியாகிற வரைக்கும் அந்த வீடு ஃபுல்லா அந்த மணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்லலாங்க. இது தான் என்னோட
ம்ஹ்ம். ஆமா. உண்மைதான். அதாவது அ சமைக்கிறதுல வந்து, வீட்ல வந்து பெற்றோர்கள் அதுபோக சிலவர்னா கைப்பக்குவம் நல்லா இருக்கும். வீட்டில் அவங்க வைக்கிற கைப்பக்குவத்துக்கு தகுந்த மாரி, வாசனைகள் வரும். இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதான் உண்மைங்க. அதாவது எல்லாரும் செஞ்சா அந்த வாசனை வருமான்னு கேட்டா? வராது. ஏன்னா நானுமே திருமணத்துக்கப்புறம், நான் முதல் தடவை அதே அப்படியே அம்மா என்ன சொன்னாங்களோ, பாட்டி என்ன சொன்னாங்களோ, அதே தான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு வரவே இல்ல. அப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பழகியாச்சு. அப்போதான் தெரிய ஆரம்பிச்சுச்சு, அந்த ஒரு கை பக்குவம் இருக்கணும். அது வந்து எதுவுமே அந்த ஒரு மசாலா இல்லனாலுமே, அத இந்தந்த அளவுக்கு போட்டா அது எப்படி இருக்கும்? அந்த தண்ணி எவ்ளோ ஊத்தணும்? அப்படின்ற மாரி அவங்க எல்லாம் கரெக்ட்‌டா பார்த்து பண்ணுறதுனாலயோ என்னவோ தெரியாது. அந்த ருசிய அது கொண்டு வந்துருது. அப்படின்ற மாரி நான் உணர்ந்தேன்.
ம்ஹ்ம். அ அனுபவம் கைப்பக்குவம்ங்கிறது அனுபவம், இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும். சின்னதா எவ்வளோ போடணும், அளவுக்கு அதிகமா போட்டாலும் அது மாறிரும் வாசனை. சில நேரம் தூக்கலா இருக்கும், சாப்பிட முடியாது.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. ஆமாமா. அந்த இஞ்சி பூண்டு பெ அரவையோட அந்த கலவை ஆகட்டும், அந்த மஞ்சத்தூள் போடுற அளவா இருக்கட்டும். அதெல்லாம் ஒ கரெக்ட்‌டா போடுறனாலதான் அதோட மணம் இருக்கு.
உண்மைதான். சில பேரு என்னன்னா, புதினா, இந்த மல்லிலாம் புதினா போடுவாங்க. அந்த வாசனைக்காகவே பார்த்தீங்கன்னா, மேல.
ஆமா, ஆமா. ஆமாங்க. ஆமாமா.
ரொம்ப அருமையா இவ்வளவு நேரோ, வீட்ல உள்ள ருசிகரமான வாசனைகள் என்னென்ன இருக்கு, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும்னு பேசுனீங்க. உங்களோடு பேசுனதில மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
உங்கள்ட்ட பேசுனதும் மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.